பிறந்த குழந்தை முதல் 5 வரை 5 வயது வரை அன்பை அள்ளித் தெளிக்க வேண்டும். அதில கொஞ்சம் கூட வந்து, நீங்க வந்து கொசுரு வைக்கக்கூடாது.
ம். ஓ! ம். கண்டிப்பா.
அப்பத்தான் நீங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கி குடுக்கணும். முதுகில தூக்கி விளையாடணும். அவங்க கூட டான்ஸ் ஆடணும். அவங்க கூட பாட்டு பாடணும். அவங்களுக்கு சோறு ஊட்டணும். அவங்க அந்த குழந்தைங்க உங்களுக்கு ஊட்டி விட சொல்லணும். நீங்க அவங்களுக்கு தல சீவி விடணும். பொட்டு வச்சு விடணும். பூ வச்சு விடணும். அந்த குழந்தைங்கட்ட "டேய் அப்பாவுக்கு கொஞ்சம் தலை சீவி விடுறா" அப்படின்னு சொல்லணும்.
அ. நிச்சயமா. ஓ!
நீங்க தெருவில போ நடக்கும் போது கைய புடிச்சு, நீ நடந்து வான்னு கத்து குடுக்கணும். கோயிலுக்கு கூட்டி போணும், குளத்துக்கு கூட்டி போணும். இதெல்லாம் 5 வயசுல.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா அந்த 5 வயசுல அந்த குழந்தைங்க கிட்ட பேச பேச தான் அதுங்களுக்கு நல்ல வ் வ வார்த்தைகள் கத்துப்பாங்க இல்லையா?
அங்கே வந்து அன்பை விதைக்கக்கூடிய வயது. அது மட்டும் தான் இங்க நீங்க செய்யணும்.
கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா.
அதுக்கு அங்க வந்து நீங்க வந்து ஒரு அரிஸ்டாட்டில், சாக்ரடிஸ் விஷயங்களை அத வந்து புகுத்த கூடாது. <laughs> அ லெனின் மாரி வரணும். ஒரு நீங்க வந்து ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் மாரி வரணும். அப்துல் கலாம் உங்க கதை எல்லாம் நீங்க 5 வயசுல குழந்தைக்கு திணிக்க கூடாது. <chuckles> <grunts>
கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமான அ. ம். கண்டிப்பா. சொன்னா அந்த கொழந்தைங்களுக்கு புரியாது, இல்லையா?
ஆமா, ஆமா. அப்போ நம்ம தான் வந்து ஒரு பக்குவப்பட்ட பெற்றோர்களாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தான் குழந்தை வளர்ப்பு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு வயதுக்கு வருகிற பொழுது இப்போ ஒரு 6 வயதிலிருந்து, 12 வயது வரை, அந்த பதின்ம வயது, அந்த வாலிப வயது எட்டுகிற வரை, குழந்தைகளுக்கு அப்ப தான் நம்ம கண்டிப்போடு கூடிய உரையாடலை நாம் தொடங்க வேண்டும்.
ம். சரி. ம். சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. இந்த கண்டிப்பு வந்து ஒரு 5 வயசுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியுமா? இல்ல புரியாமலே போய்டுமா?
அப்ப எல்